நிச்சியமா, நிச்சியமா. எனக்குமே வந்து அ, ஒ 1ல் வகுப்பு படிக்கும்போது, அப்புறம் வந்து 3ஆம் வகுப்பு படிக்கும்போது, எடுத்த ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட. அத பாக்கும்போதே வந்து, "இது நம்ம தானே" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மாதிரி அப்போ படிச்ச அந்த நம்மளுடைய சக <chuckles> மாணவர்கள்லாம் வந்து, யாருன்னு பேரு கூட நெறைய பேரோடது பேரு தெரியாது. ம் ஃபேஸ் ஞாபகத்துக்கு வராதுல்ல! "இவுங்க யாரு? இவுங்க பேர் என்னவா இருக்கும்!" அப்டின்னு யோசிச்சு. யோசிச்சு பாக்குற மாதிரி, அத பாத்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னும் என்னான்னா, அந்த ஃபோட்டோ நம்ம தனியாலாம் இருக்க மாட்டோம். நம்மளுடைய கிளாஸ் டீச்சர் வந்து நமக்கு முன்னாடி <chuckles> உக்காந்துருப்பாங்க நம்மலாம் சுத்தி அவுங்கள பாத்தா, என்னமோ தெரில! இன்னைக்கு கூட எனக்கு பயமா தான் இருக்கு. அப்போ இருந்த ஒரு பயம், இன்னைக்குமே வந்து அவுங்கள பாத்து "அச்சச்சோ டீச்சரு" அப்டின்ற அந்த பயம் வந்து, இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஏன்னா, அவுங்க அந்த அளவுக்கு வந்து, ஒரு பயம் நம் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆமா ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வந்து, டீச்சர்கிட்டலாம் பாத்தா பயப்படுறதே கிடையாதுல்ல! இ எ என்னுடைய குழந்தையை வந்து 1 நாள் வந்து ஸ்கூலுக்கு விட போயிட்ருந்தேன். 1ல் நாள் வந்து அந்த மிஸ்ஸு வரல போல! கூப்புட்டு "மிஸ் நேத்து நீங்க லீவ் போல" அப்டின்னு அவ்வளோ கேஷுவலா வந்து, "ஏய் பேசாம இருடி" ஆமா, அப்டி கேக்குற அளவுக்கு அவுங்க வளந்துட்டாங்க ஆனா நமக்கு பாருங்களேன், அவுங்க நம்ம, நான் 1வது படிச்சு எத்தனை வருஷம் ஆகுது. இன்னைக்கும் எங்க 1வது டீச்சர பாத்தா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் வருது. இல்லையா! அ அந்த புகைப்படங்கள், அந்த அளவுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜியான்னு சொல்லுவாங்கல்லையா, அந்த மாரியான உணர்வுகள ஏற்படுத்துது. அருமை, அருமை. உங்க அம்மா அந்த மாரி பள்ளிகூடம் படிச்சப்ப எடுத்த போட்டோஸ், அந்த மாரி எதும் பாத்தீங்களா நீங்க?
ம். ம். ஓ! சரி சரி. ம். ம். ம். <laughs> ஆமா ஆமா. ஆ. ம். ம். <laughs> ஆமா. ஆ ஆமா ஆமா. <laughs> <laughs> ஆமாங்க. ஆ. ஆ. தாக்கம் அது சின்ன வயசுலயே! ஆமா ஆமா. <laughs> ஆமாங்க. ம். சரிங்க. ம். ம். ஓ! ஸோ தைரியமா ம், அ. ம். ஆமாமா. <chuckles> பயம். அ கண்டிப்பாங்க. ஆமாமா. ம். ஆமாங்க, கண்டிப்பா. ஆ இல்லைங்க அவுங்க பள்ளி படிக்கும்போது எடுத்த, ப் எதுவும் இல்ல. கல்லூரி படிக்கும்போது எடுத்த 1 புகைப்படம் பார்த்தேன். அப்போ பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து 2 ஜடை, அப்டியே வந்து இடுப்பு வரைக்கும் முடி வளத்தி வச்சிருக்காங்க. நான் அத பாத்துட்டு, எப்டிம்மா இவ்வளோ முடியெல்லாம் வச்சிருக்கீங்க? இப்ப வந்து அப்டியே கம்மி ஆயிருச்சு. எங்களுக்கும் அந்த அளவுக்கு வளந்தது இல்ல. நான் தான் கேட்பேன். எப்டி இவ்ளோ வச்சுருக்கீங்க? அதையெல்லாம் எப்டி வந்து பாதுகாப்பா வச்சுப்பீங்க? அதுவும் எங்க அம்மா வந்து கல்லூரி காலத்தில, விடுதியில தான் தங்கி படிச்சாங்க. "நீங்களே ஜட பின்னப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க?"அப்டின்லாம் வந்து கேட்டுருக்கேன். அதேமாரி பாத்தீங்கன்னா, ம் அந்த காலத்து உடைகளெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது ஒரு பெரிய கண்ணாடி ஒண்ணு போட்ருப்பாங்க. அப்புறம் வந்து, ஸ்கர்ட்டு மாரி நெறையா போட்ருப்பாங்க. ஒரு ஷர்ட் மாதிரியும் போட்டுக்ட்டு, தொ ஒரு மாரி கொஞ்சம் அ பழைய காலத்து அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா! அந்த ஸ்கர்ட்லாம் போட்டுட்டு, கண்ணாடி மாட்டிட்டு, அந்த மாரி ரொம்ப புதுசா இருந்தது. அந்த காலத்து ஸ்டைல் ரெட்ரோ ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, <chuckles> அந்த மாதிரில்லாம் இருந்தது. அதெல்லாம் பாக்க வித்தியாசமா இருந்தது.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ஓ! ஆமா ஆமா.